ம். ஆமா. அது, மு இந்த மாரி, இந்த கூட்டு கண்டிப்பா வைக்கணு சொல்லிருவாங்க. <inhales> அப்ப என் பையனுக்கும், என் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி, எது பிடிக்குதோ, அத தான் நான் வக்கிற மாரி இருக்கும். அதனால, இந்த பயறு வகைகள், ஓரளவு வந்து சாப்பிடுவாங்க. அப்டிங்கம்போது, <inhales> நீங்க சொன்னது போல, நைட்டு இரவே வந்து, அந்த சுண்டல ஊற வச்சு, <inhales> மறுநாள் அவிச்சு, தாளிச்சு, அவங்க ரெண்டு பேத்துக்கு, அத வச்சு விட்ருவே. <inhales> ஏனா, என்னுடைய ப சில பொரு இது வந்து என் பையனுக்கு பிடிக்காது. என் பொண்ணுக்கு பிடிக்காது. இப்படி மாறி மாறி இருக்கும்போது, அப்புறம் எனக்கு வந்து, என் கணவருக்கு வேற தனியா வேற வைக்கணும். சப்பாத்தீனு சொல்லீட்டு, குருமான்னு சொல்ட்டு, அவருக்கு டெய்லி அதுதான். அப்டிங்கம்போது, அப்ப நான், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சமையலா, எனக்கு இருக்குமில்லையா? <chuckles> கண்டிப்பாங்க. எல்லாரு கேட்குறவங்கலாம், <inhales> எப்டி நீ சமாளிக்கிற? எப்டி? ஏனா சாப்பாடு விஷயமே, எங்கள் வீட்ல ஒரு போர்க்களமாதா இருக்கும். ஒவ்வொரு பேருக்கும் ஒண்ணு, ஒண்ணு பிடிக்கும். <chuckles> நம்ம 3 பேத்துக்குமே
ம். ம். <chuckles> ஆ. இதுவே ரொம்ப, கஷ்டமாலங்க இருக்கும். அச்சச்சோ! நீங்க பழக்கப்படுத்தியிருக்கலால, நீங்க முன்னாடி, அந்த குழந்தையிலருந்தே, அந்த குழந்தைங்களுக்கு. இந்த மாதிதான் போடணும், அப்படின்னு. நீங்க வித விதமா, ஹோட்டல் மாதிரி வந்து குடுக்கவும், அவங்களுக்கு நல்ல சுவை, அந்த சுவைச்சுட்டாங்க போலருக்கு. இப்ப மாற்ற முடியல, பாவம். ஆனா நீங்க தான் கஷ்டப்பட்றீங்க.
ம். அது இல்லல்ல. அவங்க சின்ன வயசுல இருக்கைல ஹோட்டல்ல சாப்ட்டுலா பழகலயே. <inhales> என்னுடைய மாமியார் வந்து, கெடுத்துட்டுட்டு போயிட்டாங்க. <chuckles> அதாவது, என் என்னுடைய, ஆ, என் பையன் வந்து நல்லா சாப்ட்டுக்கிட்டு இருந்தவன்தா எல்லாமே. ஒரு, ஒரு 3 வயசு இருக்கம்போது, அதுவரைக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணாதா இருந்தோம், என் மாமியாரோட. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் சாப்பிட மாட்றான் பாருன்னு சொல்லிட்டு, இந்த கருப்பு கலர் பிஸ்கட் இருக்குமில்லையா? Oreo னு. <breath> அத கொண்டு போய் கொண்டு போய் அவனுக்கு அ, மத்தியான நேர ஆனா, அ இத குடுப்பாங்கன்னு, அவந் தெரிஞ்சுச்சு. அவ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, அப்டியே சாப்பாட சாப்பிடுறத தவிர்த்துட்டான். ஃபுல்லா அந்த, அந்த பிஸ்கட்ட. நான் போய் அவங்கள்ட்ட கேட்குறே. நீங்க அவன் சாப்பிடலனா, நீங்க விட்டுருங்க. அவன் மறு நாளைக்காவது சாப்ட்டுருவான், அந்த சாதத்தை. <inhales> நீங்க இப்டி, இத அந்நேரம் இத குடுக்கல, மறுநாளு இத குடுப்பாங்கன்ட்டு, அவன் சாப்பிட மாட்றானோனே, அதுக்கு சண்டை போட்றாங்க. எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட வந்து சண்ட போட்றாங்க. அ, ஓ நான் எதுவுமே கொடுக்கல. ம்.
அதான் நான், அவங்க வேல. ஆ. ம். ஆமாங்க. ஆ. ஆ. அட கடவுளே! ம். பாருங்க இத அடுத்தவங்களால, நம்ம குழந்தைக்கு எவ்வளோ பாதிக்குது. நம்மன்னா நம்ம வழியில, கொண்டு போவோம். இது ரொம்ப பெரிய, ஒரு மாற்றம் தான். அது உங்களுக்குதா, இப்ப சிரமமா இருக்குல்ல. இப்ப, இவ்ளோ வயசானவுனே நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஒண்ணு பண்ணுறது, இது காலை நேரத்தில ரொம்ப கஷ்டங்க. நீங்க சமாளிக்கிறது என்னய, எனக்கும் அப்டிதான் இருக்கு. எப்பிட்றா இப்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு பண்றீங்க? அப்டினு.
கண்டிப்பா. ம். ஆ. ம். <chuckles>